அந்த மாதிரி கிழிச்சு வச்சுட்டா அந்த கரப்பான் பூச்சி குட்டி குட்டியா இருக்கலாம். அத தாண்டி வரும்போது கீழ விழுந்து செத்து கிடக்கும். அது ம்.
செத்துடும். ம் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வீடுகள்ல இந்த இந்த ஆ இன்செக்ட்ட வந்து த தவிர்க்கிறது போக, நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம். சில நேரம் இந்த ச சில பேர் பாத்தீங்கன்னா சமச்சிட்டு இருக்கும்போதே பாத்திரங்கள்ல கழுவிகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில, அதாவது அங்க தண்ணீயிலயும் கைப்படும், சா சமைக்கிறதுலயும் கைப்படும், அது சரியான வழியா?
ம். ம். ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். இல்ல அது வந்து பெண்கள் எப்பயுமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பப்ப சுத்தமா இருக்கணும். அடிக்கடி கைய போய் கழுவுவாங்க அடிக்கடி சேலையில தொடச்சுக்குவாங்க, நைட்டியில தொடச்சுக்குவாங்க. அது வந்து ஒரு பழக்கம் தான் அது. <tsk> பெண்களுக்கே உரித்தான அது பழக்கம் தான். ஆனா, வந்து இந்த சமையல் கட்டு பாத்தீங்கன்னா, அடுப்பு வந்து தினமும் வந்து படுக்க போகும்போது ஒரு முறை வந்து சுத்தப்படுத்திட்டு தான் படுக்கணும். ஏனா, நம்ம தூங்கும்போது தான் வந்து இரவுல கரப்பான் பூச்சிக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. <chuckles> இரவுல தான் கரப்பான்பூச்சி வேலையே செய்யும். பகல்ல செய்யாது. எதுவுமே, அது அப்படியே படைக்கப்பட்டது அது அப்படிதான். ராத்திரியில தான் வேலை செய்யும். <chuckles> ஆ அதனால அதுக்கு வேலை என்னன்னா சிந்தி கெடக்கிற உணவுகள திங்கிறதுக்காக வரும். அதனால நம்ம இந்த அடுப்ப தொடச்சிட்டோனா அந்த இடத்துக்கு வராது. அது முடிந்தளவு ம் சொல்லுங்க.
ம்ஹும் ம். ம். சரி சரி. ம். கண்டிப், கண்டிப்பா. ம்ஹும். ஓ! ம். ம்ஹும். சரி சரி. ம். நல்லா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பாட்டல்கள்லாம் பாத்தீங்கன்னா, சில நேரம் பாத்தீங்கன்னா, எண்ண கசியும். அதனால அந்த தரையே பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லாப்பில வச்சுருப்பாங்க, ஸ்லாப்பே பாத்தீங்கன்னா, எண்ணெ படியா ஆயிறும். அதனால மத்த பொருட்கள் கெடும். அதெல்லா வந்து சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு?
ம். ம். ம். ஆ, ஆமா. ஆ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தட்டு மாரி விக்கும். ச ச செவ்வக வடிவத்தில சில்வர்லலாம் விக்கும். அதில வைப்பாங்க. அதை மாதம் ஒரு முறை கழுவி எடுத்துப்பாங்க. அதெல்லாம் இருந்தது. இப்போ நான் நான் என்ன பயன்படுத்துனேன்னா, எப்பொழுதாவது நாங்க வந்து கடையில சாப்பிட உணவு வாங்குறோம்ல, அதுக்கு செவ்வகடப்பா குடுக்குறாங்கல்ல கருப்பு, வெள்ளையில அத வச்சிட்றது அது வந்து ஒரு மாசம் ஆன உடனே அத தூக்கியே போட்றது. அது என்ன நம்மளால கழுவிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆ அதுக்கப்புறம் வந்து அடுப்புக் ம்,
ஆ. ம்ஹூம். சரி. ஆமாமா. ம்ஹும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த நம்ம அ இந்த வீட்லலாம் உ உபயோகப்படுத்துவோம் சில உபகரணங்கள்ல உதாரணத்துக்கு கிச்சன்ல உபயோகப்படுத்து நம்ம இந்த மைக்ரோவேவ் ங்கிறாங்க, கிரைண்ட்ரு, மிக்ஸி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன விதத்தில அவங்க சுத்தப்படுத்தணும்? அத வந்து சரியா வந்து இந்த இல் எல சில நேரம் இந்த அ வயர் போற எடத்துல வந்து இந்த ஷாக் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து மொத்தமா எப்படி பராமரிக்கிறது?
ஆ. ஆ அ, ஆ. ம். ம். ம், ம், ம். ம், ம்.